பொதுவா நம்மளோட வேலையப் பத்தின வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப வேலைக்கு போறோம். அ, அங்க வந்து எந்த மாதிரி நம்ம சுமைகள் இருக்கு? இல்ல, நம்மளோட வேலையில வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு உயர்ந்து போகிறோம்? வேலையில ஏதாவது கஷ்டம் இருக்கா? அப்படிங்கிற விஷயத்தில வந்துட்டு, நம்மளோட குடும்பத்தினரோ, இல்ல நம்மளோட முன்னோர்களோ வந்து தலையிடுதல் வந்துட்டு, ஆ, எல்லா வீட்டிலயுமே வந்து பொதுவாவே இருக்குங்க. இப்போ உங்களோட வாழ்க்கையில, இந்த விஷயத்தப் பத்தி, ஆ, அதாவது முன்னோர்கள் அல்லது குடும்ப ஆலோசனை உங்களோட பணிப் பாதைல இருந்துச்சுன்னா, நீங்க அத எப்படிப் பார்க்குறீங்க? அத பத்தி சொல்ல முடியுங்களா?
கண்டிப்பா. கண்டிப்பா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு இன்றியமையாத விஷயம்ன்னு கூட சொல்லலாம். இப்ப, இப்போ இருக்கிற ஜெனரேஷன் மக்களுக்கு வந்து, அ, வேலைக்கு போற புதுசா வேலைக்கு போறவங்களுக்கு எப்படின்னா, ஆ, ஒரு விஷயம் வந்து கம்மியா இருக்குறது என்னன்னு சொல்வேன்னா, வந்து பொறுமை. ஒரு விஷயம் ரொம்ப மிகுந்து இருக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து உணர்ச்சிகள். அதிலயும் கோபம் அப்படிங்கிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அ, ஒரு உணவகத்துக்கு போறோம் ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிடுறோம். அ, தண்ணி குடுங்கன்னு கேட்குறாங்க. வர்றதுக்கு லேட் ஆனா, "தண்ணி கேட்ட உடனே குடுக்க முடியாதா?" அப்படிங்கிற மாதிரியும், வேற எங்கேயோ இருக்கிற கோவத்த அங்க காட்டிட்டு, அந்த நாள் முழுசா வந்து அவங்க அ, ஒரு ஒரு கெட்ட நாளா வந்து அவங்களுக்கு ஒரு சாயல் இருக்கும். ஏன்னா, இவுங்க
சரிங்க. கண்டிப்பா. அவுங்களுக்கும் இருக்கும். அ, திட்டு வாங்குன அவுங்களுக்கும் இருக்கும் இல்லையா?
கண்டிப்பா. சோ, அது, அது ஒரு டைம் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து, நான் அ என்னோட நண்பர்கள்கிட்ட வேலை செய்யும் அந்த இடத்தில இருக்கிற ப அலுவலகத்தில இருக்கும் ம மக்களோட வந்து பேசுறப்ப எங்க அப்பா கவனிச்சாரு.
சரிங்க.
"நீ எதுக்கு இப்படி வளஞ்சு நெளிஞ்சு கொடுக்காம இப்படி பேசுறப்பா! வளஞ்சு நெளிஞ்சு கொடுத்து தாம்பா பேசணும். அப்பதான் வந்து நமக்கு நல்லது." அப்பிடிங்கிறமாரி எங்க அப்பா சொன்னாரு. எங்க அப்பாவ நான் வந்து கடிஞ்சுட்டேன். "உங்களுக்கு என்னப்பா தெரியும்?" அப்பிடிங்கிற மாரி சொல்லி நான் கடிஞ்சுட்டேன். இது வந்து என்னன்னா? செல்ஃப் ரியலைசேஷன் நம்மளா வந்து புரிஞ்சுக்கிறது. அந்தமாரி ஒரு நேரம் வந்துச்சு எனக்கு. எங்க அப்பா, ஆமா அப்பா அந்த, அந்த டைம்ல சொன்னாரு ஒரு டைம். நம்ம தான் புரிஞ்சுக்கல. நம்ம தான் வந்து
அது எந்தமாரி நேரம்? அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ நம்ம கோபத்தில இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் நம்ம கண்ணு குருடாகிறமாரி காது செவிடாயிரும். கேட்காது. அது எதுவுமே உள்ளே கொண்டு போகாது. நம்ம தான் கரெக்ட்ங்கிற மாரி ஒரு விஷயம் இதுவாகும். சோ, அதுனால அ ஒரு சின்ன விவாதம் தான். அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு. நான் என்னோட அலுவலகத்தில பேசுறேன். அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு. அப்பா வந்து அந்த விவாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னாரு. ஆ இந்தமாரி வந்து, "ஏன் இப்பிடி பேசுற? உன்னோட மேலாளர்ட்ட எப்பிடி பேசணுன்னு தெரியாதா உனக்கு? அவுங்க சொல்றத நீ கேட்டுக்கணும். அவுங்க தப்பா சொன்னாலும் பரவாயில. நீ கேட்டுக்கணும்." அப்பிடிங்கிறமாரி சொன்னாரு. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் தான், நான் வந்து வேற ஒரு மாநிலத்தில ஒரு மும்பை அப்பிடிங்கிற ஒரு நகரத்தில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் விடுப்பு ஒரு 6 நாள் விடுப்பு நான் வாங்கியிருந்தேன். ஆனா, அந்த 6 நாள் விடுப்புங்கிறது 7 நாள் ஆயிருச்சு.
சரிங்க.
அதுக்கு நான் தொலைபேசியில தொடர்பு கொண்டு நான் வந்து மேலாளர்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். "இந்தமாரி ஒரு நாள் வந்து அதிகமா ஆயிடுச்சு" அப்பிடின்னு சொல்லி. அவரு சில கேள்வி கேட்டாரு. நான் கொஞ்சம் சொன்ன பதில வந்து எங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் திருப்திகரமா இல்ல.
சரி, ம். அதாவது, நீங்க லீவ்ல வந்து வீட்ல வந்து இருந்தப்போ, லீவு வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வீட்லருந்து ஃபோன் பேசிட்டிருக்கீங்க, இல்லையா?
ஆமா, ஆமா, ஆமா. அப்போ வந்து ஆ, அப்பா வந்து அவரோட அனுபவம். அப்பா வந்து க அரசு அரசு அலுவலகத்துல பணியாற்றி, அவரு ரிட்டயர் ஆன ஒருத்தர். அவருக்கு தெரியாததே இல்ல. எல்லா விதமான மக்கள்ட்டேயும் வந்து பழகியிருக்காரு, ப் பே பேசியிருக்காரு, வேலை செஞ்சிருக்காரு. எனக்கு அப்போ என்ன மெதப்புன்னா, "நா தனியார் அலுவலகத்துல வேல செய்யறேன். தனியார் அலுவலகமும், அரசு அலுவலகமும் எப்படி ஒத்துப்போகும்? ஒன்னா இருக்கும்? உங்களோட இது, உங்களோட இதுல வச்சுக்கோங்க. நா என்னோட இதுல வச்சுக்குறேன்." அப்படீங்கிற மாதிரி ஒரு மெதப்புல இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சுதான் வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. "ஒரு பிரச்சனைய நம்ம வந்து பெருசா, மேற்கொண்டு மேற்கொண்டு மேற்கொண்டு பேசி பேசி பேசி அத அது நம்ம வந்து, நம்ம தான் கரெக்ட்டு." அப்படீன்னு சொல்லி புரிய வைக்க முடியாது.
சரிங்க. சரிங்க. புரியுது, புரியுது.
அந்த மாதிரி இருக்கும் சூழ்நிலைகள்ல நம்ம என்ன பண்ணலாம், அவங்க சொல்றத நம்ம கேட்டு அப்படியே போயிறலாம்கிற மாதிரி கூட சில நேரங்கள்ல வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சுச்சு. அப்படி தோண ஆரம்பிக்கும்போதுதான் வந்து, "ஆமா, எங்க அப்பா கிட்ட கூட நம்ம அப்படி கடிஞ்சு பேசிட்டோம், இதுக்கு முன்னாடி. அம், இற இறந்த காலத்துல வந்து பேசிட்டோம் அப்படி." அப்படீங்கிற மாதிரி கொஞ்சம் தோண ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்பறம்தான் வந்து ந அது மேலாளர்கள் கிட்ட மட்டும் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, நம்ம கடிஞ்சு பேசாம கொஞ்சம் பொறுமையா, நிதானமா பேசுனா எந்தப் பிரச்சனையா இருந்தாலும், அதுக்கு சுமூகமா ஒரு தீர்வு காணலாம். இல்ல, உடனே தீர்வு காண முடியாட்டியும், தீர்வுக்கு உண்டான பாதைய நோக்கி நம்ம போகலாம்.
கண்டிப்பாங்க. நீங்க சரியா சொன்னீங்க. அ, எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "அந்த நேரத்துல சத்தமா பேசுறத விட கொஞ்சம் அமைதியா போனா கூட, அ, கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த விஷயத்த நம்ம வந்து பேசணும்." அப்படீன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? இப்போங்க, அ, சில சமயங்கள் வந்துட்டு, "குடும்பத்தோட குடும்பத்தினரோட ஈடுபாடு, பணி பணி விஷயத்துல, அ, ஆறுதலா இருந்தாலும், சில நேரத்துல வந்து அதுவும் ஒரு பிரஷர் ஆக்குற மாதிரி பண்ணுவாங்க." அப்படீங்கிற ஒரு கருத்து இருக்கு. நீங்க அதைப் பத்தி என்ன நெனைக்கிறீங்க?
ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. இது இப்போ நமக்கு வந்து இந்த கோவிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. கோவிட்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அலுவலகத்துக்கு யாரும் வர வேணாம். நீங்க எல்லாம் வீட்டிலேயே இருந்து மடிக்கணினி மூலமா வந்து வேலை செய்யுங்க. யாருமே அலுவலகத்துக்கு வரவேணாம் அப்படின்னு சொல்ட்டாங்க. எல்லாரும் திருவிழாவ விட ஜாஸ்தி மகிழ்ச்சி எல்லாத்துக்கும். இல்லீங்களா? பல மக்கள், மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, "நான் எதுக்கு வந்து வேற நகரத்துல வந்து வாடகைக்கு வீடு எடுத்து இருக்கணும். நான் எங்க சொந்த ஊருக்கே போறேன். எனக்கு லேப்டாப், இன்டர்நெட் இருந்தாலே போதுமே. நான் அங்கிருந்தே வேலை செய்யலாமே! எங்க அம்மா, அப்பாவ பார்த்துக்கலாம். எங்க சொந்த ஊர்ல இருக்கலாம்." ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு எல்லாத்துக்கும். ஆனா, அங்க இருந்துதான் வில்லனே ஸ்டார்ட் ஆச்சு. ஓ! அலுவலகத்துக்கு போய் வேலை செய்ற காலத்துல 10:00 மணிக்கு வேலைக்கு போவாங்கன்னா, இங்க வீட்ல இருந்து வேலை செய்றப்போ 9:00 மணிக்கே வந்து வேலைய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு புகுத்தப்பட்டுச்சு.
ஆமாங்க. ஆமா, நிச்சயமா. ஆமாங்க.
அதுக்கப்புறம், "எதுக்கு உனக்கு ஒரு மணி நேரம் உணவு இடைவேளை?" அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அப்புறம் பொறுமையா போணும் ஆமா.
வீட்லதான இருக்கோம். ஒரு க 1/4 மணி நேரத்துல சாப்புட்டு வந்து வேலை பார்க்கலாமே அப்படின்னு சொல்வாங்க. இல்லீங்களா!
ஆமா. அப்படின்னு சொல்வாங்க. அப்புறம், ஆ, சாயங்காலம் வந்து ஒரு 6:00 மணிக்கு நீங்க வேலைய முடிக்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. அலுவலகத்துல இருக்கும்போது. இந்த வீட்ல இருந்து வேலை செய்றப்போ என்ன ஆச்சுன்னா வந்து, "ஒரு, ஒரு சின்ன வேலை மட்டும் இருக்கு. ஒரு 8:00 மணிக்கு லாகின் பண்ணி 9:00 மணி வரையும் இருக்கணும். அத கொஞ்சம் பண்ணிருப்பா! வீட்ல இருந்து தானே வேலை செய்ற. என்ன பெருசா வேலை இருக்கப் போகுது", அப்படின்னுவாங்க. இப்போ இதனால என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம இதுக்கு வந்து நாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டா, அந்த பிரச்சனை முடிஞ்சு. பிரச்சனை வராது. ஆனா, இல்லனா, இல்லன்னு சொல்ல நம்ம வந்து பயிற்சி பெற்றுட்டோம் அப்படின்னா, பிரச்சனை அங்க தான் ஆரம்பிக்கும். ஆனா, சரின்னு சொன்னாலும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா, "ஓகே. இவன் தான் வந்து சரின்னு சொல்லிட்டான். 8:00 மணிங்கிறது 9:00 மணிக்கு வந்தாலும், அவன் சரின்னு தான் சொல்லுவான். 9:00 மணிக்கு வரையும் வேலை செய்யிற வேலைய வந்து, 10:00 மணி வரையும் வேலை செய்யணுன்னு சொன்னா கூட அவன் சரின்னு தான் சொல்லுவான்." அப்படின்னு, அவுங்களே கற்பனை பண்ணி வச்சுப்பாங்க நம்ம மேல.
நிச்சயமா. கண்டிப்பா.
"இவனுக்கு வேற இவனுக்கு வேற வழி கெடையாது." அப்படீங்கற மாரி வச்சுப்பாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, உங்க குடும்பத்தோட நீங்க செலவிடும் நேரம் அனைத்தும் வீணாக செல்கிறது. நா கண்டிப்பா வீணாக செல்கிறதுன்னு தான் சொல்லுவேன். வேறு வழியில் இது உபயோகப்படுகிறதுன்னு சொல்லவே மாட்டேன் நானு. ஏன்னா, நம்ம 8 மணி நேரம் வேல செய்றதுக்கு தான் வந்து நமக்கு சம்பளம் குடுக்கறாங்களே தவிர, நாள் ஃபுல்லா 16 மணி நேரம் வேல செய்றதுக்கு குடுக்குறது கெடையாது. அதுவும், கண்டிப்பா இந்தியாவில குடுக்குறதே கெடையாது.
கண்டிப்பாங்க. இதுல அ ஆமாங்க. இதுல இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க. நம்ம கோவிட் டைமு. அ, வேல பார்த்துட்ருக்கோம். அப்படீங்கும்போது நம்ப வேலைய வே அவங்க சொல்லும்போது இல்லன்னு சொன்னா, வேலை போயுருச்சுன்னா, இப்பத்திக்கு அடுத்த வேலைக்கும் தேடவும் முடியாது. அதனால சமாளிச்சு இருந்து தான் ஆகணும்ன்னு நெறைய பேர், நா கூட பார்த்தீங்க <exhales> அப்படீன்னா, உண்மையா சொல்றேங்க. எனக்கு ஒரு நா வந்து லேப்டாப்ப குடுத்துட்டாங்க. வேல பார்க்க சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 மணிநேரம், 14 மணி நேரம் ஒரு நாளைக்கு நா வேல பார்த்தேங்க. காலையில லாகின் பண்ணா நைட்டு 12:00 வரைக்கும் நா வேல பார்த்தேன். அவ்வளோ கடினமா இருந்துச்சு எனக்குமே. அதனால நீங்க சொல்லும்போது, எனக்கு கண்டிப்பா என்னோட ஞாபகங்கள் தான் எனக்கு வந்துச்சுங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. ஆமா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்கங்க வந்து நம்ம காம்ப்ரமைசஸ் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பண்ணிக்குறோம். <tsk> பரவால்ல, நம்ம கம்பெனி தானே, நம்ம மேனேஜர் தானே கேட்குறாரு. 1 நாள் தானே, 1 நாள் தானே அப்படின்னு இது பண்ணீர்றோம். ஆனா, எங்கெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோமோ, அது அங்கேயே நிக்காது. அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து போகும். பட் இது வந்து நம்ம நோ சொல்ட்டோம்னா, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஓ, நீ நோ சொல்ட்டியா? சரி, அப்ப ஒண்ணு பண்ணு. அடுத்த மாசத்துல இருந்து வந்து ஹைப்ரிட் மாடல் ஷிஃப்ட் ஆவுறோம் நம்ம. ஹைப்ரிட் மாடல் ஷிஃப்ட் ஆனாலும் சரி, ஆவாட்டியும் சரி, நீ வந்து ஆஃபீஸ் வர ஆரம்பிச்சுரு. ஏன்னா, மேல் இடத்துலருந்து வந்து உத்தரவு வந்திருக்கு. 1 டீம் க்கு 1 ஆள் வந்தே ஆகணும்னு. நீ வந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம மேல பிரஷர் போடுவாங்க. வர முடியாதுன்னா மெயில் அனுப்பு, வர முடியாதுன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாதிரி மிரட்டுற தோணில மெயில் அனுப்பச் சொல்லுவாங்க. இப்போ நமக்கு என்னன்னா, அது ஒரு ஹச்.ஆர் இஷ்யூ ஆயிரும். இவன் வந்து கம்பெனியோட ரூல்ஸ்ச வந்து ஃபாலோ பண்ண மாட்றான். இவன் வந்து இன்கம்ப்ளையிண்ட்டா இருக்கான். இவன் வந்து டிசிப்ளினரி கிரவுண்டுலருந்து வேலையதூ வேலைய விட்டு தூக்கணும் அப்படின்னுட்டு, நமக்கு அந்த பயமும் இருக்கு. இல்லிங்களா?
ஆமா. நிச்சயமாங்க. அதனால நம்ம வந்து சில ரொம்ப நேரமா வந்து எதிர்த்தே பேச முடியாது. நம்ம அவங்க சொல்றத வந்துட்டு கேட்டு தான் ஆகணும்ன்ற சூழ்நிலைல இருப்போம். இப்போ இதெல்லாத்தையும் தாண்டி ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துருக்கான்னு சொல்லுங்க. நான் எப்டி கேட்குறனா, அ, ரொம்ப பிரச்சனைல, ரொம்ப பிரச்சனை ஆனா, வந்து உங்களுடைய பெற்றோர்களோ, இல்ல குடும்பத்தினரோ வந்துட்டு, "அ, வேண்டாம்ப்பா, அந்த வேல வேண்டா, நீ பரவால்ல பாத்துக்கலாம், நாங்க இருக்கோம். இந்த வேலய விட்டே வந்துரு" அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவ வந்து, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலுக்காகவாவது சொன்னாங்களா? அதைப் பத்தி சொல்ல முடியுமா?
கண்டிப்பா. கண்டிப்பா. ஆம். அந்த அளவுக்கு அப்படி வேலை வேண்டாம்னு அவங்க சொன்ன மாதிரி வந்து, எனக்கு சூழ்நிலை அமையல. ஆனா, வேற ஒரு விஷயத்துக்கு வேண்டாம்னு சொல்லுன சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. என்னான்னா, நான் அப்பதான் வேலை ஆரம்பிச்சேன், நானு. வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சேன். அப்போ, என்னோட சொந்தக்காரப் பையன் ஒருத்தன் வந்து, அமெரிக்காவில் போய் படிச்சிட்டு இருந்தான். எனக்கும் கொஞ்சம் ஆசை. தெரிஞ்சுக்கலாம் அப்படீன்னுட்டு, நம்ம ஏன்னா, நம்ம அந்த அளவுக்கு பொருள் வசதியெல்லாம் கிடையாது. ஆனா, இருந்தும் தெரிஞ்சுக்கலாமே. தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லையே ஒண்ணும்! "கல்விச் செல்வம் தான் வந்து நம்மளால பெருக வைக்க முடியல. கேள்விச் செல்வமா பெருகி வச்சுக்கலாமே" அப்படீன்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணோம். அது என்ன ஆச்சுன்னா, அந்த விஷயம், நான் இந்த மாதிரி கேட்ட விஷயம், மேற்படிப்புக்கு உண்டான வ என்னான்ன வழிமுறைகள் செய்யணும்? அப்படீங்கிறது கேட்ட விஷயம், எங்க அம்மா, அப்பா காதுக்கு போயிட்டு, எங்க அம்மா அடுத்த நாள், எனக்கு ஃபோன்ல சொல்றாங்க. "ஏன்பா, நீ வந்து மேல் படிப்பு படிக்கலாம்னு இருக்கியா? இப்ப வேலைய விட்டுட்டு? ஆ, கையில் வேலை இருக்குப்பா. இதை வேலைய விட்டா சம்பளம் வராது. இதை விட்டுட்டு, நீ அவ்வளவு செலவு பண்ணி படிக்கலான்ட்டு இருக்கியா? கொஞ்சம் யோசிச்சுக்கப்பா. அதெல்லாம் நமக்கு வேணாம்பா" அப்படீன்னாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிருச்சு. என்னால ஃபோன்ல அழுவத்தான் முடியல. பட் நான் மனசுல ரொம்ப வருத்தப்பட்டு அழுதேன். ஒரு ஒரு மாதிரி, நான் படிக்கணும்னு நெனைக்கல. தெரிஞ்சுக்கலாம்னு கேட்ட ஒரு விஷயம் இப்படி இப்படி போயிருக்கு அப்படீன்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனாலும் வந்து
சரிங்க. சரிங்க. சரி. கண்டிப்பா. ஆஹ்ம். எனக்கு புரியு சரிங்க. அந்த நேரத்துல ம். அந்த நேரத்துல இப்ப, அதுக்கு பதிலா என்ன சொல்லிருந்தா, நீங்க உங்க மனம் வந்து ஒரு ஆறுதலா இருந்திருக்கும்?
அது அப்படியே விட்டுருந்தாலும் ஆறுதலா இருந்திருக்கும். இ இதைப் பற்றிப் பேசாம, "அப்படி கேட்டியா? சரி, என்னப்பா சொன்னான் அவன்? பையன் என்ன சொன்னான்? வேற என்னென்ன, எவ்வளவு செலவாகுதுன்னு சொன்னான்? இதெல்லாம் கேட்டியா? சரி, ஒகே. இப்ப, கு நீ வந்து இவ்வளவு சம்பாரிக்கிற. உன்னோட அப்பா வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி நம்மளால இவ்வளவுதாம்பா பொருள்செலவு பொருள் வசதி பண்ண முடியும். ஆனா, இப்ப பண்ண முடியாது. இல்லையா? இப்ப, நீ அதெல்லாம் வந்து செய்யணும்னா, இவ்வளவு சம்பளம் நீ வாங்கணும்? இவ்வளவு காசு நம்ம கையில இருக்கணும். அப்ப தான் பண்ண முடியும் இல்லையா? அதெல்லாம் யோசிச்சுக்கப்பா." அப்படீன்னுட்டு, நம்ம முடிவெடுக்கிற விஷயத்த நம்மகிட்ட விட்டுருந்தோன்னா, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா, "பரவால்ல அம்மா, அப்பா நம்மள நம்புறாங்க. நம்மகிட்ட முடிவு எடுக்க விடுறாங்க. நம்ம யோசிக்கலாம். சரி, ஒகே அம்மா. நீங்க சொன்ன மாதிரி, நம்மகிட்ட அவ்வளவு பொருள் வசதி கிடையாது, பண வசதி கிடையாது. நம்ம வந்து இதை இப்ப முடியாட்டியும், வருங்காலத்துல வந்து நம்ம பண்ணலாம், முடியும், முடியாதுங்கிறத, அந்த மாதிரி அதை இப்ப விட்றலாம். இப்போதைக்கு பண்ண வேணாம்மா." அப்படீன்னு, நானே முடிவெடுத்திருப்பேன். <tsk> இது இதுல என்னன்னா, முடிவெடுக்கிற விஷயத்த அவுங்க எடுத்ததுனால, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவா இருந்துச்சு. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது.
ம், ம். கண்டிப்பாங்க. என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது, அந்த நேரத்துல, அந்த விஷயத்த வந்து, எப்படியும் உங்க. ஆ, அவரு வந்து, அவங்க உங்களோட அம்மா காதுல போட்டுட்டாங்க. அந்த நேரத்துல அம்மா என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணி, "அ, நீங்க இந்த மாதிரி ஆசைப்பட்டியப்பா? அ, நம்ப அதாவது, நீங்க உங்களோட வேலையும் பார்த்துட்டு, படிக்க முடியுமான்னு பாருங்க." அந்த மாதிரி ஏதாவது பேசிருந்தா கூட மனசு ஆறுதலா இருந்திருக்கும். அ, எடுத்த உடனே வந்து அந்த மாதிரி பேசினது வந்துட்டு, அ, நம்ம உண்மையாவே நீங்க சொல்ற மாதிரி, ஆ, இது பேசாம விட்டுருந்தா கூட, நமக்கு அந்த ஒரு எண்ணம் வந்திருக்காது. இல்லையாங்க? அ, கேக்காம இருந்திருந்தா கூட, அ, அது வந்து ஒரு பெரிய வலியைக் குடுத்திருக்காது. அந்த நேரத்துல அப்படி கேக்கவுமே வந்து, நம்மளுக்கே வந்து, அ, ஏதாவது ஒண்ணு பண்ணியாவது படிக்கலான்ட்டு இருந்த ஆசை கூட, அதுக்கு அப்புறம் நடத் நடத்தலாமான்ற <chuckles> ஒரு கேள்வி வந்துரும். கண்டிப்பா. இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ, பொதுவாவே வந்துட்டு, அ, அம்மா, அப்பாவோட ஈடுபாடு வந்து பணிச்சுமையில, இல்ல வந்து, குடும்பத்தினரோட ஈடுபாடு வந்துட்டு, பணிப்பாதையில வந்துட்டு எவ்வளவு பங்கு இருக்கு, அப்படீன்னு நம்ம வந்து பேசிட்டு இருக்கும்போது, நிறைய விஷயங்கள் வந்து உங்க தரப்புல இருந்து நீங்க சொன்னீங்க. அதாவது, எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களோட பாதைகள நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. அப்படிங்கிறத, ரொம்ப அழகா இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க. உங்க கூட பேசினது பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி. வணக்கம்.
கண்டிப்பா. நிச்சயமா, நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. மகிழ்ச்சி. மீண்டும் பேசலாம். நன்றி.